நமக்கு இருக்குற வேலை பளு நெறைய வேலை, குடும்பம், இதை சார்ந்து நம்ம அதிகமா யோசிக்கிறோம். கல்லூரியா படிக்கிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல, குடும்ப தலைவிகளா இருக்கட்டும் நாம நம்ம, உடம்பு அளவுல என்ன பண்ணணும்? அப்டிங்கிற மாதிரி யாரும் யோசிக்கிறதில்ல. ஆனா, இப்போ ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, உடற்பயிற்சி செஞ்சா இப்படிலாம் இருக்கலாம். நல்லது. அப்டிங்கிற மாதிரிலாம். நீங்க உடற்பயிற்சி செய்யிறீங்களா? அத எப்படி ஆரம்பிச்சீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. இந்த உடற்பயிற்சின்றது வந்துட்டு இன்னைக்கி வந்துட்டு ரொம்ப முக்கியமான இதா இருக்கு. அடிப்படை தேவையா இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப, ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்துட்டு, நெறைய பேர் வந்துட்டு ரோபோடிக் வாழ்க்கைன்ற மேரி, எல்லாருமே வேலைக்கு, வேலைக்கின்ற மேரி போய்டுறாங்க. காசு தான் இன்னைக்கி முக்கியமா இருக்கறதுனால.
ஆமா. ஸ் சூழ்நிலை இல்ல, இல்ல. சூழ்நிலை. வேலைக்கு போய் ஆகணுங்கிற சூழல் இருக்கு. அதனால.
ஆமா, ஆமா. அடிப்படை தேவையே அதானா இருக்கு இன்னைக்கி. அப்டின்றப்போ, அ எல்லாருமே இது மேரி போயிடுறாங்க. அப்ப உடற்பயிற்சின்றது வந்துட்டு, ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. அத வந்துட்டு, நெறைய பேர் தவிர்க்கவும் செய்றாங்க. நெறைய பேர் இப்போ வந்துட்டு, ரொம்ப வந்துட்டு அந்த வி விஷயத்துல வந்துட்டு, ரொம்ப வந்துட்டு போ போவ ஆரம்பிச்சுட்டாங்க. இது மேரி உடற்பயிற்சி வந்துட்டு, கண்டிப்பா செய்யணும். இல்லாட்டி உடம்புக்கு ஏதாவது சீர்கேடு விளைவிக்கும். அப்டின்ற மேரி. இப்போ அந்த உடற்பயிற்சின்றது.
ஆமா. நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணி நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? அ செய்யிறீங்களா?
ஆ கண்டிப்பா, அந்த உடற்பயிற்சின்றது வந்துட்டு, ரொம்ப வந்துட்டு, முக்கியமான விஷயமா இருக்குன்றப்போ, நான் வந்துட்டு என்னோட உடற்பயிற்சிய வந்துட்டு, ஆரம்பித்தது எப்பன்னா, அ நம்மளோட உ உடலு உடல் வந்துட்டு முன்பு இருந்தத விட, இப்போ வந்து கொஞ்சம் வேற மாரி மாறிடுச்சு. அ எப்பிடி சொல்றது உடம்பு போட்டுருச்சு. இந்தமாரி விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கே வந்துட்டு, எளிதா தெரிய ஆரம்பிக்கும். அந்தமாரி நேரங்கள்ல வந்
ஆஹா. அப்போ நோட்டீஸ்னஃபில் பண்ணி, நோட்டீஸ் பண்ணிட்டு தான், நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்பிடி தான் இல்லையா?
ஆமா. அப்பிடின்றப்ப இந்த உடற்பயிற்சின்றது வந்துட்டு, நான் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சது, என்னன்னா. இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்பிடின்றப்ப, ஆ வீடுகள்லயே, அதாவது நம்மளால இதுக்கு போல உடற்பயிற்சி இருக்கும் இடத்துக்கு வந்துட்டு பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு போக முடியலனாலும், அதற்கான தொகைகள் வந்துட்டு, நம்மளால கொடுக்க முடியலனாலும், வீடுகள்லயே நம்ம வந்துட்டு செய்யலாம். இந்த பயிற்சிகள் எல்லாம் அப்பிடின்றத நானே ஊக்குவித்து, நானே தனிப்பட்ட விதமா வந்துட்டு, வீ வீடுகள்ல காலையில எழுந்தவுடன், ஆ எழுந்தவுடன் நான் வந்துட்டு உடற்பயிற்சி வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சேன். எந்தமாரின்னா. ஆ,
ஆ. ம். ம்ஹ்ம். நீங்க சொல்லுங்க. நீங்க வ் வீட்டிலேயே செய்யலான்ட்டீங்க. ஒரு ஆண்மகனா உங்களுக்கு அது எளிதான விஷயம். இல்லயா! அதா புஷ்ஸப் எடுக்கிறது ஈஸி. ஆனா, அந்த அ என்னது டம்புள்ஸு அது இதுன்னு நிறைய வேணும். அந்த மாதிரி வாங்கணும். அந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நீங்க முதல் நாள் எப்பிடி உங்களுடைய உடற்பயிற்சி ஆரம்பிச்சிங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ம். ம். கண்டிப்பா. துடிப்பங்க. இப்போ வந்து அந்த பொருட்கள் வாங்குனா தான் செய்ய முடியும்ன்னு கிடையாது. என்னோட முதல் நாள் வந்துட்டு உடற்பயிற்சி எப்படி இருந்ததுன்னா, எந்த பொருட்களும் என்ட்ட கிடையாது அப்படின்றப்ப, நான் இந்த மாரி தண்டால் வந்துட்டு எடுக்குறது. இப்ப வந்துட்டு, ஆர்ம்ஸ் பில்ட் பண்றதுக்கு வந்துட்டு, என்னன்ன பண்ணுவனா, க கற்கள்லாம் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ கணக்குல வந்துட்டு வெயிட்ல இருக்கும், இல்லைங்களா? அப்படின்றப்ப, அந்த கற்களலாம் எடுத்துட்டு, என்னோட ஆர்ம்ஸ் பில்ட் அப் பண்றதுக்கு வந்துட்டு, அந்த மேரி விஷயங்கள்லாம் வந்துட்டு, ஆர்ம்ஸ்க்கு போடுவேன். ஆ, அந்த மேரி விஷயங்கள் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு தண்டால் எடுக்கும்போது
ம்ஹ்ம். அஹான். நீங்க முதல் நாளே இது எல்லாமே தயார் பண்ணி வச்சிருந்தீங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி கற்கள்? அ அதெல்லாவுதும் அ.
ஆமா. அ அந்த மேரி விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சேன். அ அதாவது இருக்கற இருக்கறத வைத்தே நம்ம வந்துட்டு எல்லா விஷயங்களும் நம்ம வந்துட்டு, பெற்றுக்கொள்ளலான்றது தான் அதுக்கு உரிய ஒரு விஷயம். "உடற்பயிற்சின்றப்ப அந்த பொருட்கள் இருந்தா தான் பண்ணனுன்றது கிடையாது. பொருட்கள் இல்லாமலே இருக்கதை வைத்து, நம்ம வந்துட்டு எந்த விஷயங்களானாலும் நம்பல அடிப்படை தேவைகள்லாம் நம்ம வந்துட்டு செய்யலாம்" அப்படின்றது வந்துட்டு நோக்கத்தின் அடிப்படையில நான் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சேன். அப்படின்றப்ப இந்த தண்டாலு
நீங்க சொல்லுங்க, எப்போ செஞ்சிங்க? முதல் நாள் வந்து காலையா? எந்த நேரம் ஆரம்பிச்சீங்க?
கண்டிப்பா, காலையில செய்வது தான் என்னைக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அ மாலை நேரங்கள்ல ஒரு சில பேரு வந்துட்டு வேலையின் சுமை காரணமாக, அ மாலை நேரங்கள்ல அ மாலை நேரங்கள்ல ஒரு சில பேர் வேலையை முடித்து வந்து கூட வந்துட்டு போய் செய்தவங்களும் உண்டு. காலை நேரங்கள்ல செய்வது மட்டுமே நம்மளுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனைகளும் இல்லாம உடம்புக்கு, அ ஹெல்த் கேர் வந்து யோசிக்கிறவங்க வந்துட்டு, காலை நேரங்கள்ல வந்துட்டு செஞ்சாங்கன்னா, ரொம்ப நல்லது. ரொம்ப ஒரு இதை கொடுக்கும் நம்மளுக்கு, ரிசல்ட்ட குடுக்கும் கண்டிப்பாவே அந்த விஷயம்.
ம்ஹ்ம். செய்ய முடியாம போய்ரும். ம்ஹ்ம். எவ்வளவு நேரம் காலை காலையில நான் உடற்பயிற்சிக்காக நான் சீக்கிரமா எழுந்திருக்கணுமா? எவ்வளவு நேரம் செஞ்சா நல்லதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க?
கண்டிப்பா ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு செய்யணுங்க. 1 1/2 மணி நேரம் வந்துட்டு செய்தால் மட்டுமே நம்மளுக்கான விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படின்றப்போ காலையில வந்துட்டு ஒரு 5 மணி அளவில் எழுந்து, நம்ம வந்துட்டு அ பல் தேய்ச்சுட்டு எல்லா விஷயங்களையும் முடித்து விட்டு அதற்கு அப்புறம் வந்துட்டு, அந்த விஷயங்களை செய்யணும். இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு வந்துட்டு, அ அந்த பச்சை பயிர்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? முளைக்கட்டின பயிர்ன்னு.
அ-ம். ஆமாங்க.
அந்த விஷயங்கள் எடுத்துக் கொள்ளணும். அப்புறம் கொண்டை கொண்டை கடலை எல்லாம் இருக்குல்ல.
ஆஹ.
அதை எடுத்துக் கொள்ளணும். அப்புறம் நட்ஸ் எடுத்துக்கொள்ளணும்.
இப்போ உணவு உடற்பயிற்சி செய்யணுனா, அதற்கு ஏத்த மாதிரியான உணவு முறைகளும் மாற்றணும், அப்படி தான் இல்லையா.
கண்டிப்பா, கண்டிப்பாக. ஆ.
இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து உங்களுக்கு முளைக்கட்டிய பயிர் வேணும்னா, நீங்க போய் உங்க அம்மாகிட்ட கேட்கணும். இல்ல நீங்களே செஞ்சுடுவீங்களா?
அ ஒரு 2, 2 நாட்கள் வந்துட்டு, அது என்னன்றது எனக்கு தெரியாது. சாதாரண விஷயமா தான் இருந்தது. அப்படின்றப்போ அது என்னன்னு தெரியாதப்போ, எங்க அம்மா கிட்ட கேட்டு, 2 நாள் தெரிந்து கொண்டு 3 நாட்கள்ல இருந்து
ம்ஹ்ம். ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? அம்மா சொல்லிக் கொடுத்தாங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு குழந்தைகளுக்கு தான அம்மா வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவமா யோசிப்பாங்க. அப்படின்ற விதத்தில, எங்க அம்மா எனக்கு நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. 3 நாள்ல இருந்து இருந்து நான் வந்துட்டு. அவங்க வேலைய அவங்க பார்க்கணும்ன்றதுக்காக என் வேலையை நான் பார்த்துக்கணும்ன்றதுக்காக, அந்த விஷயத்தை நான் கற்றுக்கொண்டு 3 நாட்கள்ல இருந்து நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அ இரவு நேரங்களிலே வந்துட்டு.
ஆ. பரவால்ல. நீங்க புரிஞ்சுகிட்டு, நீங்க கத்துக்கிட்டு, நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யும்போது குடும்பத்தில இருக்கவங்களும் நெறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணுறது உண்டு. இத செஞ்சு கொடுக்கணும். அதை செஞ்சு கொடுக்கணும். இதுதான் சாப்பிடுவேன். இதுலேருந்து என்னுடைய சே இது உணவு முறை வந்து மாற்றம் இவ்ளோ இருக்கும். இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அங்கே தான் வந்து முரண்பாடு ஏற்படும்.
ம். கண்டிப்பாக ஏன்னா, அவுங்களுக்கு கஷ்டத்த கொடுக்கிற மேரி தான் நம்பளுக்கு இருக்கும். ஏன்னா, அவுங்க ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்காக செய்றாங்கன்றப்போ, அந்த விஷயத்த செய்ய விட்றனும் இன்றப்ப, இன்னொரு விஷயங்கள்ல அடிப்படையா நம்ம வந்துட்டு போய் சேர்க்க கூடாது. அத வந்து சேர்த்து, இத செஞ்சு தாங்க, அத செஞ்சு தாங்கன்னு அவுங்களுக்கு இன்னும் கஷ்டமா போயிடும். நம்ம என்னைக்காவது அவுங்க
சரி தான். அது புரிதல் அது புரிதல் இருந்தா பிரச்சன இல்ல. இன்னொன்னு நீங்க சொல்லுங்க, நீங்க உடற்பயிற்சி செஞ்சிருக்கீங்க. முதல் நாள் செய்யும்போது உங்களுடைய உடல் சோர்வு எப்பிடி இருந்தது? நீங்க வந்து அ, ஆ ஆக்டிவா இருந்தீங்களா? இல்ல அன்னக்கி ரொம்ப சோர்வா இருக்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதா? எப்பிடி இருந்தது?
அத பத்தி சொல்லணுன்னா, மொத நாள் செய்றப்போ வந்துட்டு, அ ஒருமாரி நம்ம செஞ்சிர்லான்னு வச்சுக்கோங்களேன்! அது அடுத்த நாள் எழுந்த உடன் கால்ல வந்துட்டு, இ நம்பளுக்கு எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, வலிகள் அதிகமா குடுக்க ஆரம்பிச்சிரும். ஆ இப்ப என்னன்னா ம். பழகலன்றதுனால. என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம வந்துட்டு கெயின் பண்றதுக்கு போட்டோம்மா, அந்த அ உடற்பயிற்சிய, அந்த வலிகள் வந்துட்டு, அந்த, அந்த இடங்கள்ல வன்ட்டு ரொம்ப வலிகள் ஏற்படுத்த ஆரம்பிச்சுரும். நம்மளால எழுந்திரிக்கவே முடியாத சூழ்நிலையாய் கூட வரலாம். ஏன்னா
ம்ஹ்ம். நம்ப உடம்பு பழகல. நீங்க அடுத்த நாள் <chuckles> எந்திரிச்சு செஞ்சீங்களா?
ஆ விடக்கூடாது. ஏன்னா மொதல்ல நான் செஞ்சிட்டேன். அது அந்த வலி வந்துட்டு வர்றதுக்கு காரணமே நம்மளோட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இன்னும் மேன்மை படுத்துறதுக்கு தான் செஞ்சிருக்கோம். அப்ப மேன்மை ஆவுறதுக்கு அந்த வலிகள் இருக்க தான் செய்யும். அடுத்த நாள் வந்துட்டு அத செய்யி செய்தால் மட்டுமே வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள நம்ம ய மே மேன்மைப்படுத்த முடியும். நம்பளால பாத்து உணர முடியும்ன்றத வந்துட்டு யோசிட்டு, அடுத்த நாள் என்ன வலித்தாலும் பரவால்லன்னு, செய்யணுன்னு ஒரு ஊக்கத்துடன் ஊக்கதோட நான் வந்துட்டு எழுந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன்.
அஹ. ம்ஹ்ம். இப்போ நீங்க சொல்லுங்க. நீங்க உடற்பயிற்சி செய்றவுங்க யாரையாவது பாத்து, இவுங்கள பாத்து நான் கத்துக்கிட்டேன். இல்ல இவுங்கள ஃபாலோப் பண்றேன். அதுனால நான் வந்து செய்ய ஆரம்பிச்சுருக்கேன். அ அத நான் நெனச்சு, நெனச்சு காலையில எழுந்திரிச்சி செய்ய ஆரம்பிச்சுருவேன். அது மாதிரி யாராவது உங்களுக்கு ஒரு, அ பயிற்சியாளர் இல்ல, ஆனா, நம்ம மானசீக குருவா எடுத்துப்போம். ஒரு சிலர அந்த மாதிரி யாரையாவது நீங்க யோசிச்சதுண்டா?
கண்டிப் கண்டிப்பா, அ அந்த விஷயத்தில பாத்தீங்கன்னா, எங் என்னோட அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவுங்க வந்துட்டு முழுக்க, முழுக்க இந்த உடற்பயிற்சி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஆர்வத்தோட செய்வாங்க. அவுங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். நம்பளுக்கு பாத்தீங்கன்னா. அவுங்க வந்துட்டு அவ்ளோ விஷயங்கள் செய்றப்ப நம்மளால பாக்கும்போது, என்ன நம்மளுக்கு இவ்ளோ வலி வலிக்கிதே. இவுங்க பாட்டுக்கு செஞ்சுகிட்டே இருக்காங்களே, எப்போதுமே! அது விடா முயற்சியா வந்துட்டு செஞ்சுகிட்டே இருக்காங்களே. ஒரு இதுகூட சொல்லுவாங்க, "விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி" அப்பிடின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த விஷயத்த வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்ல மேன்மைப்படுத்தி அவரு எனக்கு காட்டுனாரு. அந்த விஷயத்த ஊக்கத்தோட நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு உள்வாங்கி, நானும் செய்வோம் அப்பிடின்ற மாரி ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சேன். அது நல்ல விஷயங்கள எனக்கு காட்டிகிருக்க கா காட்ட ஆரம்பிச்சது. ஆனா, இப்போ ஒரு கொஞ்ச நாட்களா வந்துட்டு சூழ்நிலைகள்னால, ம் நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள தவிர்க்கப்படுற மாரி தான் இருக்கு. ப பண்ண முடிய மாட்டேங்குது உடற்பயிற்சி.
அப்பிடியா? அஹ. ஆமா. அஹ. அதாவது உடற்பயிற்சி, உடற்பயிற்சி செய்ய முடியல. ஏன்னா, அந்த காலநிலை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சம்மர்ல நம்ம செஞ்சிர்லாம். அதே வந்து ம க இது மழைக்காலங்கள்ல நம்மளால செய்ய முடியுமா? அப்ப அந்த மாதிரி காலநிலை மாறும்போது உங்களுடைய உடற்பயிற்சிக்கான நேரமும், அந்த உடற்பயிற்சியும் மாறுமா? அந்த அண்ணா ஏதாவது செய்யிறத பாத்து நீங்க செஞ்சிருக்கீங்களா?
ஆமா. கண்டிப்பா. அவுங்க வந்துட்டு எப்போதும் போல தான் இருப்பாங்க. நான் வந்துட்டு, எப்படி ஆயிட்டேனா, இந்த மழை காலங்கள்ல வந்துட்டு, நம்பளுக்கு சோம்பேறி வந்துட்டு அதிகமா இருக்கும், கண்டிப்பாவே. ஏனா, அந்த கா
ம்ஹ்ம். ஏன்னா, இரவு நேரம் கூட
ம். கண்டிப்பா. அ ஏனா, அந்த நேரத்தில நம்மளால எழுந்திரிக்கிறதுக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்டின்றப்ப, அத விடக்கூடாதுனு நம்ம மனசுல வச்சுக்கிட்டு செய்யணும்னா, செய்யலாம். ஆ அந்த மாரி செய்ய முடியாத நேரங்கள்ல வந்துட்டு, நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நம்பள. <tsk> "அ போ, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம்." அப்டின்றமாரி விஷயத்தை, செய்யவே கூடாது. நாளைக்கு, நாளைக்குனோனா, நாளைக்கு, நாளைக்குனு போயிட்டே தான் இருக்குமே தவிர்த்து, இன்னைக்கான விஷயம் இன்னைக்கு நடக்கவே நடக்காது, இல்லைங்களா? அப்டின்றபோ, அந்த விஷயத்தை நம்ம செய்ய தான் செய்
சரி தான். அ. ம்ஹ்ம். ஆ, சரிதான். இப்ப, நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் உங்களுக்கு எழுந்திருக்கும்போது நீங்க லேட்டா எழுஞ்சிட்டீங்க. 7:00 ஏஎம் மணி ஆயிடுச்சு. நீங்க வகுப்புக்கு போகணும், காலேஜுக்கு போணும், அப்படிங்கிற மாதிரி. எ ரொம்ப எளிதா மாத்தி, உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் போவீங்களா? இல்ல, நாளைக்கு ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு, நீங்க சொல்றீங்க! அப்ப, எளிதா உடற்பயிற்சின்னா, நீங்க எந்த மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணி, எடுத்துட்டு போறீங்க?
ம். எளிதான்னு பார்த்தீங்கனா, வந்துட்டு நம்பளால இன்னைக்கு என்ன முடியும்? இந்தமாரி எடத்துக்கு வந்துட்டு, நம்ம போ போறோம், அங்க கொஞ்ச வேலை சுமைகள் வந்துட்டு இருக்குன்றபோ, இன்னைக்கானத வந்துட்டு, கொஞ்சம் கம்மி படுத்திக்கிட்டு, என்ன தேவையோ, அதை மட்டும் செய்து கொண்டு, உடற்பயிற்சியில ஆ முடித்து விட்டு, அடுத்தது நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, நம்மளுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. நம்ம, நம்பள ஊக்குவிக்கிறத பொருத்து தான் வந்துட்டு, எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு இல்லைங்களா? அப்படின்றப்போ, நம்மளுக்கான அ நம்மளுக்கான தேவைகளை வந்துட்டு கம்மி படுத்திட்டு, இந்த விஷயத்தை, இன்னைக்கு வந்துட்டு இதோட போதுன்றது, உடற்பயிற்சில வந்துட்டு, நம்ம மேன்மை படுத்திட்டு முடித்து விட்டு, அதுக்கு அடுத்தது என்ன விஷயங்களோ, அத செய்ய ஆரம்பிக்கலாம்.
ஆ. சரியா சொன்னீங்க. சரியா சொன்னீங்க. ஏன்னா, "நம்ம செய்யாம இருக்கிறத விட கொஞ்சமா செஞ்சுட்டாவது நான் அன்னைக்கு போயிடுவேன்" அப்படிங்கிற மாதிரி நேரம் இது நேரம் காரணமா.
கண்டிப்பா.
நீங்க சொல்றது சரி தான், ஒங்கள பாத்து யாராவது ஒங்க வீட்ல "நானும் செய்றேன்" அப்படின்னு ஆரம்பிச்சது உண்டா? உடற்பயிற்சி!
கண்டிப்பா எங்க அக்கா பாத்தீங்கனா இது மேரி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆ எப்படின்னா, சேந்து செய்யலாம், இது மேரி பண்ணலாம். ஏன்னா அவுங்களுக்கு திடீர ன்னு பாத்தா அவ ஒடம்பு வந்த்ட்டு கொஞ்சம் போட்டுருச்சுன்றதுனால, அவுங்க வந்துட்டு நானும் செய் ஆ,
ஆஹம். எல்லாரும் அங்க தான் வந்து நிற்கிறோம்ல! ஏதோ ஒரு விதத்துல, "நம்ம அசிங்கமாயிருவோமோ, குண்டாயிருவோமோ!" அப்படிங்கிற மாரி தான் உடற்பயிற்சியே வந்து, நாம தொடங்கவே ஆரம்பிக்கிறோன்னு நெனைக்குறேன்.
அதேதான். உண்மைதான். அப்டி பாத்தீங்கன்னா, நான் பண்றத பாத்துட்டு, ஒரு சில நேரங்கள்ல "சேந்தே செய்வோம் வா" அப்புறமேட்டு இந்த மாரி, அ நடனம் ஆடுவதும் உண்டு. அதாவது, இந்த உடற்பயிற்சிலயே நடனம்னு ஒண்ணு இருக்கு. நடனம் வந்துட்டு ரொம்ப, அட ரொம்ப பிடித்த விஷயம் எனக்கு. அதனால எங்க அக்காவும் சேந்துட்டு, "என்கூட வந்துட்டு வா நடனம் ஆடுவோம், இதுமேரி, ஒரு உடற்பயிற்சியோட சேர்ந்து ஒரு நடனம் இருக்குல! அத கற்று குடு எனக்கும், நானும் செய்யுறன்" அப்படின்ற மேரி, ஆ ரொம்ப ஊக்கத்தோட வருவாங்க. நம்ம வந்து அந்த நேரங்கள்ல அதேதான்.
ம்ஹ்ம். நல்லா இருக்கே. ம். ஆஹம். இப்ப எல்லாம் சிம்பா, அந்த மாரி கிளாஸஸ்ல்லாம் இருக்கே! அந்த மாதிரி வீடியோ வா?
அதே தான் அதே தான். அ நான் வந்த்ட்டு ஒரு காலத்துல வந்துட்டு, டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். நடன பள்ளியில.
ஆஹம். அப்டியா! ஆஹம். அப்ப, உங்களுக்கு சொல்லவே <chuckles> தேவையில்லங்க. அ.
அததா இது மூலியமா எனக்கு தெரிந்த அ, அது மூலியமா எனக்கு தெரிந்ததை வைத்து அவங்களுக்கு கற்றுக்கொள்ள வந்துட்டு, ரொம்ப உரிய நேரங்கள் வந்துட்டு எனக்கு கெடைச்சது. அப்டின்றப்ப அவங்க ஒரு ஆர்வத்தோட இருக்காங்கன்றப்ப, அந்த ஆர்வத்த தான் நம்ம மேன்மைப்படுத்த நினைக்கணுமே தவிர்த்து, அதெல்லாம் முடியாது நீ பண்ணிக்க, செஞ்சுக்க, அப்டின்றத நம்ம சொல்லக்கூடாது. மூஞ்சி மூஞ்சில அடிச்ச மாரி, எந்த ஒரு வார்த்தைகளும் சொற்களையும் நம்ம விடக்கூடாது. அந்த அ
இப்ப, நீங்க சொல்லுங்க. உடற்பயிற்சி செய்யறத விட, நீங்க சொல்ற மாரி, இந்த புஷ்அப் நெறைய வெயிட் லிஃப்ட் பண்ணும். அதெல்லாம் செய்றத விட, நீங்க சொல்ற மாரி இந்த மாதிரி உடற்பயிற்சிகள், யாருக்கு எளிதா இருக்கும்? யாருக்கு உதவி பண்ணும் நீங்க நெனைக்கிறீங்க?
இந்த மேரி, ஆ உடம்பு ரொம்ப போட்டு இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மேரி, நடன உடற்பயிற்சி வந்துட்டு ரொம்பவுமே ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும். தொ இது தொப்பைகள் வந்துட்டு அது
ம். ஆய்வுகள் இருக்கா? இல்ல, நாம வந்து, நாம்ளே முடிவு பண்ணிக்கிறோமா? இதில, ஆராய்ச்சிகள். ஆய்வுகளு
இல்ல ஆய்வுகள்லயே சொல்லிருக்கு. ஆராய்ச்சி ஆய்வுகள்லயே வந்துட்டு சொல்லிருக்காங்க. த தொப்பைகள் அதிகமா இருக்கவங்க, இந்த ஜும்பா டான்ஸ்ன்றது வந்துட்டு பண்ணாங்கனா, நடனம் பண்ணாங்கனா, கண்டிப்பா ஒரு விஷயம் வந்துட்டு, அவங்களுக்கு மேன்மை படுன்றது வந்துட்டு, ஆய்வுகள்லேயே வந்துட்டு வந்துட்டு சொல்லிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்டு. அப்டின்றப்ப, அந்த விஷயத்த நம்ம செஞ்சோன்னா நல்லா ஒரு இது குடுக்கும் நம்மளுக்கு
ஆஹம். ம்ஹ்ம். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா 1 அண்ணா இருக்காங்க.வெளில நான் யாரையும் தேடல. வீடியோல இருக்கவங்களையோ, இல்ல சினிமா நடிகர்களையோ நான் தேடல. எனக்கு எதிர்த்தாப்புல 1 அண்ணன் இருக்காங்க. அவங்கள பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன், உடற்பயிற்சிக்கு. என்ன இருந்தாலும், வலிச்சாலும் இந்த அண்ணா எப்டி செய்றாங்கன்னு, எனக்குள்ள நானே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். நான் 1ல் நாள் செய்யும்போது, ஜிம்மு தான் வேணும். நான் பெரிய அ இதெல்லாம் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன்லாம் இல்ல. நான், 1ல நான் ஆரம்பிச்சுட்டேன் இருக்கறத வச்சு நம்ம செய்யணும் அப்டிங்கிற மாதிரி. உடற்பயிற்சி செய்யறதுக்கு உணவு முறை ரொம்ப அவசியம்னு, அந்த உணவு முறைய நாம என்ன பண்ணணுங்கறத, நானே கத்துட்டு நான் தினமும் செய்ய ஆரம்பிச்சேன் அப்டிங்கிறதா இருக்கட்டும். வலிகள் இருந்தாலும் உடற்பயிற்சி திரும்பவும் செய்யணும். அது தான் உடம்புக்கு நல்லது அப்டின்னும், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி.
உங்களோட பகிர்ந்து கொண்டதிலயும், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மிக்க நன்றி.
மிக்க நன்றி.